நிச்சியமாங்க. நான் நெறைய சொல்றேன். ஏனா, எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப என்னோட அ "க்ளோஸ் டூ மை ஹார்ட்டுன்னு" சொல்லலாம். ஏனா, இந்த பாடல் எனக்கு அவ்வளோ ஒரு, அ ரொம்ப புடிக்கும். ஏனா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நான் ஒரு அலுவலகத்தில வேலை பார்க்குற ஒரு டீம் லீடரா இருக்கேன். ஆ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சிட்யூயேஷன் வந்து ரொம்ப பேடா இருந்ததுங்க. எப்டின்னா, என்னோட டீம்லயே வந்து நெறைய உள்ளுக்குள்ள வந்து அ கொஞ்சம் சலசலப்பு. அ ஒரு டீம்ல ஒரு ஒரு பொண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடிக்கடி லீவ் போட்டுருவாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட கொஞ்சம் ச சலசலப்பு அதிகமா இருந்துச்சு. ஆ அந்த நேரத்தில தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. நான் வந்து என்ன நெனைச்சேன்னா, இந்த வேலைய விட்டே போயரலாம் அப்படின்னு, அவ்வளோ ஒரு பிரஷர் உங்களுக்கே தெரியும். ஒரு டீம் லீடரா ஒரு பொண்ணு இருந்தா.
ம்ஹ்ம். அடடா! ஆ. ஆஹா. இல்ல, இல்ல. பொண்ணுகளுக்கும் ஒரு நாள் தோணும். எப்போடா இந்த வேலைய வுட்டு போவோம். <chuckles>
<laughs> ஆமாங்க. அப்டி தான் எனக்கும் தோணுச்சு. கண்டிப்பாங்க. ஏன்னா, அந்த நெலைமைக்கு வரதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ஆனா நம்ம அங்க அந்த கஷ்டப்பட்டு அந்த நெலைமைக்கு வந்தாலும், நம்மள நிம்மதியா வேல பார்க்க வுட மாட்டாங்க. எங்க இருந்தாது ஏதாவது ஒரு அம்பு வந்து நம்ம மேல பாயறதுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏனா, அது வந்து பெண்கள் அப்டிங்கும்போதே, அது ரொம்ப இலக்காரமாயிரும். அ ஏனா, அதே ஆண்களும் அந்த டீம் லீடர் பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அப்ப நான் ஒரு பொண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு அத வந்து ஏத்துக்க முடியலங்க. அப்டிங்கும்போது நம்ம மேல அந்த அம்பு வந்து அதிகமா வரும்போது, நான் ரொம்ப மனசு உடைஞ்சுட்டங்க. நான் வந்து வேலைய விட்டே போய்ரலாம் அப்டிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். அந்த நேரத்தில வந்து அந்த பிகில் படத்துக்கு நான் என் கணவர் வந்து கூட்டிட்டு போனார். அந்த டைம்ல தான் பிகில் படம் ரிலீஸ் ஆகுது. ஆ நான் என் கணவர் 2 பேருமே விஜய் பான்றனால எல்லா படமே நேரடியா தான் போய் பார்ப்போம். அந்த மாரி தான் வந்து <laughs>
அத சொல்லவே வேண்டாம். ம். ஆமா, சரியா சொன்னீங்க. ம். ம். ஆஹா. ஆஹ. அடடா! ஆ, இன்னும் சொல்லவே வேண்டாம் ரசிகை இல்லையா? ஆஹா.
ஆமாங்க. அந்த மாரி அந்த படத்துக்கு வந்து என் பொண்ணோட சேர்ந்து நாங்க போறோம். படம் வந்து பார்த்துக்குட்டே இருந்தோங்க. அந்த பாடல் வந்து நான் படம் படம் ட்ரெயில் அப்பவே அந்த பாடல்லாம் கேட்டேன். ஆனா எனக்கு பெருசா வந்து எனக்கு அது வந்து ஒன்றி போகல. ஆனா, அந்த அன்னைக்கே அந்த ஈவனிங் ஷோ போய் பார்க்குறோங்க. அந்த பாட்டு வரும்போது எனக்கு கண்ல தண்ணீ தார தாரையா போகுதுங்க. நான் எதுவுமே பேசல.
ஆஹ. ம். ம்ஹ்ம், ம். ஏனா, அந்த சு அந்த பாடல்ல அந்த எப்டி சொல்றது? அந்த சூழல் அழகா எடுத்துட்டு வந்துருப்பாங்க. அந்த சூழ்நிலை இப்டிலாம் இருக்கு. இவ்வளோ உணர்வுகள் இருக்கு இதுக்கு பின்னாடி, இந்த விளையாட்டுக்கு பின்னாடி என்னலாம் பண்ணணும்? அப்டிங்கிற மாரி நம்மள அப்டியே கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திருவாங்க.